பொதுவாவே நம்மளோட, இசையான ரசனை வந்து பார்த்தீங்கன்னா, வயதுக்கு ஏத்தா போல சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, <breath> அந்தந்த தருணத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களோட இசையோட ருசி வந்து மாறிட்டே இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட இசை ருசி பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க காலகட்டத்தோட பாட்ட விட, எனக்கு வந்து 80ஸ் 90ஸ் சாங்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும் தான் நான் சொல்லுவேன். அதோட இசைக்கு வந்தும் சரி, அதனோட வார்த்தைக்கும் சரி நான் அடிமைன்னு நான் சொல்லுவேன். அதுபோல உங்களோடய ரசனை வந்து எது போல இருக்கு? இசை காலத்துக்கு ஏத்தா போல மாறுமா? இல்ல வயசுக்கு ஏத்தா போல மாறிட்டே இருக்குமா? இல்ல நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல எனக்கு பிடிச்ச ஒரு இசைல தான் நான் இருப்பேன். அப்டின்னு ப பட்ட ஆளா?
கண்டிப்பாங்க. இது வந்து வயசுக்கு உண்டான வந்து விஷயம் தான். ஆனா அது எப்படின்னா, நம்ம ஸ்டார்ட்டிங்ல எப்டி, சின்ன வயசுல, அந்த பள்ளி பருவங்கள்ல எப்டின்னா, பாடலோட பாடல சத்தமா பார்த்தோம். சரிங்களா? சத்தமா பார்த்தோம். அதுக்கு அப்புறம் அ, அந்த பாடல்ல யார் வர்றாங்க? நடனம் யார் பண்றாங்க? நமக்கு பிடிச்ச நடிகர்கள், நடிகைகள் அத வச்சு நமக்கு பிடிச்சது. அதுக்கு அப்புறம், கொஞ்சம் நாளடைவில எப்டி ஆச்சு, பல பாடல்கள் வந்துச்சு. ஆனா அது மனசுல நின்னுச்சான்னு கேட்டா அந்த அளவுக்கு நிக்கல. பாட்டு கேக்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்தந்த காலத்துக்கு நல்லா இருக்கும். ஆனா வந்து "ஒரு பாட்டு இருக்கு ப இப்டி இருக்கும் பாரேன்!" அப்டிங்கிற அளவுக்கு சொல்ற அளவுக்கு கேட்டீங்கன்னா, எனக்கு அந்த அளவுக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டுல 2000 அ 2000, 2003, 2005 அந்த மாரி, அந்த காலகட்டங்கள்ல வந்த பாடல்கள்லாம் அந்த அளவுக்கு எனக்கு பிடி பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். ஒப்பிட்டு பார்த்தா. அது, அது 90கள்ல, 80கள்ல வந்த பாடல், அதுக்கு முன்னாடியே வந்த பாடல்கள் கூட. அது எப்டின்னா, முதல்ல புடிச்சு போச்சு நமக்கு, பாடல்கள் புடிச்சு போச்சு. அதுக்கு அப்புறம், அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து, இது ஏன் வந்து இந்த வரிகள் இப்டி வருது? இந்த வரியோட அர்த்தம் என்ன?
சரிங்க.
சரி, நம்ம பாடல கேட்குறோம். உண்மையிலே அத காணொளியா பாக்குறப்போ, இந்த பாடல், இந்த சூழ்நிலைக்கு ஏத்ததா இருக்கா? இருக்கு, இல்ல அப்பிடிங்கிற மாரி கேள்விகள் நமக்குள்ளே கேட்டு, கேட்டு, கேட்டு என்னன்னா அந்த பாடல அப்பிடியே காதலிக்கவே ஆரம்பிச்சுட்டோம். சில பாடல்கள்லாம்.
புரியுது. நிச்சயமா. அது போல உங்களுக்கு என்ன பாட்டு, அ, சொ அது போல உங்களுக்கு வந்து காதலித்து, ஒரு ரசிச்சு கேட்ட பாடல் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?
ஒரு, ஒரு உதாரணத்துக்கு நா சொல்லுங்க. நெறயாங்க, அது ஒரு உடனே வந்து ஞாபகத்துக்கு வர்ற பாடல்கள் நான் சொல்றேன். அது, அவதார்னு ஒரு படத்துல ஒரு பாடல் வரும் தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. திங்கள் வந்து சாயும் போது என்ன என்னமோ
நிச்சயமா. ம், சாயும்போது என்ன வண்ணமோ <inhales> நெனப்புல
நெனப்புல வந்து, வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வர்ணம் அ, பாருங்களேன் வந்து, வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் என்னோட மனசெல்லாம் வர்ணம்மா. ஃபுல்லா கலர்ஸ்சு. எண்ணங்களுக்கு ஏத்தபடி வர் எப்பிடிங்க மாறும் அது. ஒரு ரெட்டு கலரா இருக்குறது, பச்சையா மாறுமா? ஆனா, அவரு சொல்றாரு என்னோட எண்ணம் எல்லாம் அப்பிடியே நெறய மாறுது. அவ்ளோ மகிழ்ச்சியா இருக்கேன். அப்பிடிங்கிற மாரி அவர் சொல்றாரு. அடுத்த லைன்னா பாருங்களேன், உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன். பொன்னம்மா சின்ன கண்ணே <laughs> ஃபுரப்போஸ் எப்பிடி பண்றாரு பாருங்க எவ்ளோ அழகா பண்றாரு அவரு <laughs>
ஆமா. ரொம்ப அழகான ஒரு பாட்ட தான் சொல்லுவேன். நிச்சயமா.
ம். நிச்சயமாங்க <tsk> அது ஒண்ணு, இன்னொரு பாடலு அது, கமல் அந்த படத்துல எப்டினா, கொஞ்சம் மனநலம் குன்றியவரு. அவரு வந்து அவருக்கு மனசுல அவரது காதலியோட பேர் மட்டும் தெரியும். 'அபிராமி' அவ்ளோதான். வேற எதுவுமே தெரியாது. 'அபிராமி' எப்டி இருக்காங்கன்னு கூட தெரியாது. ஒரு முகத்த பார்க்கிறாரு அவரு, கோவில்ல. அந்த முகத்த 'அபிராமி' அப்டின்னு வந்து அவரு வந்து பிக்ஸ் பண்ணிர்றாரு. சரிங்களா? ஆனா அவுங்க வந்து வேற யாரோ ஒருத்தவங்க. அவங்க 'அபிராமிக்கும்', அவங்களுக்கும் சம்மந்தமே கெடையாது. அந்த கதைக்களத்துல என்னன்னா, இவங்கள தொரத்துறாங்க. இவர் வந்து அந்த பெண்ண வந்து அழைச்சிட்டு போய்ட்டு ஒரு, ம மலைக்கு மேல கொண்டு போய் வக்கிறாரு. அவரு படிக்காதவரு. இந்த ப த கதைக்களம் பிரகாரம் வந்து அவரு படிக்காதவரு. எழுத படிக்க தெரியாது. அவ்வளவா நல்லால்லாம் பேசமாட்டாரு. மனநலம் குன்றியதுனால, அவ்வளவா நல்லா பேசமாட்டாரு. அவரு சொல்றாரு. இந்த மாதிரி, "அபிராமிய பார்க்கனும். அவங்களுக்கு வந்து கடுதாசி எழுதனும். அப்டியா? சரி சொல்லு நான் எழுதுறேன்." அப்டின்னு வந்து இந்த நடிகை அவங்க சொல்வாங்க. அந்த படத்துல அவங்க நடிகை தான். சரிங்களா, நடிகை, ஆனா அந்த படத்துல நடிகை அவுங்க. அவுங்க வந்து சொல்றாங்க. "சரி, எனக்கு நல்லால்லாம் பேச தெரியாது. எனக்கு ஒரு சாதாரணமாத் தெரியும். சரி சொல்லு நான் எழுதுறேன்" அப்டின்கிறாங்க "கண்மணி, அன்போட, நான், எழுதும், மடல். இல்ல ச்சீ கடிதாசின்னே வச்சுக்கலாமா? இல்ல கடிதம்ன்னே இருக்கட்டும். படி" அப்டின்பார். இவங்க இல்ல "கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே!" அவர் எல்லாம் ரொம்ப இயல்பா "பாட்டாவே பாடிட்டியா அப்ப நானும். மொதல்ல கண்மணி போட்ல்ல. இப்ப பொன்மணி போட்டுக்க. பொன்மணி ஓன் வீட்ல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்!"
"பொன் மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌ" அப்டியே எமோஷன்ஸ் அ அப்டியே பார்த்தா! அவரோட முகத்துல, மனநலம் குன்றிய ஒரு அடையாளமே இல்லாதது போல் இருக்குங்க!
நிச்சியமா.
அவரு கடைசில வந்து, அவரு, டான்ஸ் ஆடுவாரு. தனியா டான்ஸ் ஆடுவாரு. என்னனா அந்த சந்தோஷத்துல, "அபிராமி கிட்ட பேசிட்டேன். அபிராமிக்கு நான் மடல் எழுதிட்டேன். அபிராமிகிட்ட நான் சொல்ல வேண்டியதெல்லாம் மனசுல இருக்கறதெல்லாம் கொட்டிட்டேன்!" அப்டிங்கிற மாரி நெனைச்சு அப்டியே ஆடுவாரு. "அபிராமியே! தாலாட்டும் சாமியே! நான் தானே தெரியுமா? சிவகாமியே! சிவனில் நீயும் பாதியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா?" எனக்கு எப்டி இந்த அளவுக்கு மனம்நலம் குன்றிய ஒருத்தனால, இவ்ளோ யோசிக்க முடியுது. அதுவும் அவருக்கு இருக்குற ஒரு ரெஸ்ட்ரிக்டட் மொழியோட அறிவுல? அப்டிங்குற மாரி, நெறைய தாக்கம் இருந்துச்சு அந்த பாடல்கள்ல எல்லாம். இப்போரு ஒரு கடந்த ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஒரு படத்துல வந்து அந்த பாடல திருப்பியும் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த பாடல வச்சு தான் அந்த படம். ஆமா.
நிச்சியமா. ஆமா, சுபாஷே!
'மஞ்சுமல் பாய்ஸ்' அப்டிங்கற ஒரு படம்.
அந்த படம் பேரு, 'மஞ்சும்மல் பாய்ஸ்' ஆமா, அற்புதமான படம்.
ஆமா. ரொம்ப அற்புதமான படம், நெகிழ்ச்சியான படம் கூட அது. அது ரொம்ப நல்லா கவர்ந்துருச்சு அந்த படம். அந்த படத்தில, இதில வந்து காதல காட்னாங்கனா, ஒரு ஒரு ஆண், ஒரு பெண் மீது வைத்திருந்த காதலைக் காட்னாங்கனா, அந்த 'மஞ்சு மல் பாய்ஸ்ல' நண்பன், ஒரு நண்பன் மேல வைத்திருக்கிற காதல். அதாவது நட்பு தான். அது வந்து எப்டி காதல் அளவுக்கு எவ்ளோ தீர்க்கமா இருக்கிங்கறத நல்லா காட்டியிருப்பாங்க. அது உண்மையிலே வந்து நல்லா நல்ல படம் அது.
ஆமா. உண்மையா, ரொம்ப. அற்புதமான படம்! அதுவும் வந்து அந்த சினிமால போயிட்டு பார்க்கும்போது, அதுவும் அந்த விழுற சீனு, அவரு போய் பாக்குற சீனு, <inhales> அதெல்லாம் அப்டியே பிரம்மாண்டமான ஒரு காட்சி தான் நான் சொல்லுவேன். அந்த படம் வந்து கிட்டத்தட்ட நான் 2 தடவ வந்து பார்த்தீங்கன்னா, சினிமால போய், போய் பாத்தேன். எனக்கு ரொம்பவே புடிச்சிச்சு.
நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமா, நிச்சயமா. அதுவும் எனக்கு வேறு மொழி படம், அந்த வேறு மொழி படத்தில, இந்த நம்ம தமிழ் வருதுனா, என்ன ஒரு பெருமை தெரியுமா எனக்கு. எனக்கு அப்டியே படம் பார்க்கிறப்ப எல்லாம் அப்டியே ஃபுல்லா புல்லரிக்குது. இது வந்து தமிழ் படம் தான்! அப்டிங்கற மாரி நான் ஒரு கட்டத்தில வந்து நான் முடிவே பண்ணிட்டேன். இது தமிழ் படம் தான். மலையாள படம் கெடையாது. அப்டின்னு சொல்ட்டு நானே வந்து, முடிவு பண்ணிட்டேன் நானு.
<chuckles> ஆமா. நிச்சயமா ஒரு 50% பார்த்தீனா, தமிழருக்கும். 50% பார்த்தீனா மலயா ஆனா நல்லாவே புரியும். அவங்க என்ன சொல்ல வராங்க, ஏது பண்றாங்க அப்டின்ட்டு. கண்டிப்பா, அற்புதமான படம். வேறென்ன பட படங்களா இருக்கட்டும், பாடல்களா இருக்கட்டும், <clicks tongue> அ இப்ப வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு காதல் நீங்க சொல்லிட்டீங்க. நட்பும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 'மஞ்சுமல் பாய்ஸு'. குடும்பம் என்ற ஒரு இடத் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து படத்துலயும் சரி பாடலும் சரி அவ்ளோ இருக்குன்ட்டு தான் நான் சொல்லுவேன். கிராமப்புற ஒரு விஷயம்லாம், நெறையவே காமிச்சிருப்பாங்க. <breath> அது உங்களுக்கு வந்து ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்ன ஒரு இசை? என்ன ஒரு பாட்டு, படம்? அப்டின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?
நிச்சயமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமாங்க. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. ஒரு ஒரு பாடல்ல, <tsk> அ ஒரு பாடல்ல எப்டினா, தம்பியோட பாச பிணைப்பு, அப்புறம் வருங்காலத்தில் மனைவியாக போகும் ஒரு பெண்ணோட ஒரு காதல் 2யுமே வந்து நல்லா கலந்து காட்டியிருப்பாரு. கவிஞரும் சரி, அந்த பாடல்ல வந்து நடனம் ஆடி, நடிச்சு காட்ன நடிகர்களும் சரி. ரொம்ப அழகா பண்ணிருப்பாங்க. அந்த பாடல் இப்டி போகும்.
நிச்சயமா. ரொம்ப அற்புதமான படம் தான்னு நான் சொல்லுவேன். <breath>
ஆமா. அந்த படம் பெயர் வந்து 'தர்மத்தின் தலைவன்.' அந்த பாடல் இப்டி போகும். "தென்மதுரை வைகை நதி, தினம் பாடும், தமிழ் பாட்டு. பேய்கின்றது பொன்மாலை நிலா, பேயாதது நம் ஆசை நிலா!"
நம் ஆசை நிலா. போகும், தோறும்.
மா. ஃபர்ஸ்டு வந்து தம்பியப் பத்தி பாடுவாரு. "நம்மை போல நெஞ்சம் கொண்ட, அண்ணன், தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை எண்ணும், நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை!" ரொம்ப நல்ல வரிகள் அது. அதபாக்கிறப்போ, எனக்கு உண்மையிலேயே எனக்கு தோன்னது இதான். அந்த படத்தையும், இந்த பாட்டையும் பார்க்கிறப்போ, "ச்சே! நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா, நம்ம அங்க போய் டான்ஸ் ஆடியிருக்கலாம், பாட்டு பாடியிருக்கலாம். நம்ம தலைவரோட நடிச்சுலாம் இருந்திருக்கலாமே பா. ச்சே! நமளுக்கு தான் அதெல்லாம் கிடைக்கல." அப்டிண்டு. அந்த பாடல் அவ்ளோ நல்லா இருக்குங்க. ஒரு அண்ணன் நமக்கு இல்ல.
அடடடடா! நிச்சயமா! கண்டிப்பா, என்ன நான் அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, லூப் மோட்ல கேக்கிற பாட்டுல இந்த பாட்டும் அதிகம். <inhales> அதுவும் அந்த தாரத்த பத்தி பாடும்பொழுது வர வரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வந்து, ஏன்னா, தம்பியும் விட்டு குடுக்க மாட்டாரு. அதே போல பார்த்தீங்கன்னா, தாரத்தையும் விட்டு குடுக்க மாட்டாரு. <inhales> அதே மெட்ல வந்து. பார்த்தீங்கன்னா, வேற இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அழகா பாடும்போது செம்மையா இருக்கும். அந்த பாட்டு ஒரு லைன் பாட்றீங்களா? தேஜசம.
எல்லாம். கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. அதுல, அதுல ஒரு லைன் வருங்க. "உன்னோடு தான் என்ஜீவன், ஒன்றாக்கி நான் நம் தேவன். நீதானமா என் தாரம்!"
ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம்.
மாறாதம்மா என்றாடும்.
மறாதாதம்மா யோ என்னாலும்.
அப்ப, என்ன வரி. அது அவுங்க வெயிட் பண்ணுவாங்க. இவருக்காக வெயிட் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணிக்குறதுக்கு. ஒரு இலக்கு வைச்சுருப்பாரு அவரு ரஜினிகாந்த். என்னோட தம்பி இந்த மாரி மாற்றத்துக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்டீங்குற மாரி. ஆனா, துரதிஷ்டவஷமா வந்து என்ன ஆகும்னா, ஒரு சண்டைல அவரு இறந்து போய்ருவாரு. ரொம்ப வருத்தமா இருக்கும், அந்த படத்த பாக்குற அத்தன பேருக்கும். எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்னா, நான், ரஜினிகாந்தோட ரொம்ப தீவிர ரசிகன் நானு. நான் வந்து அவர சாவடிச்சோடனே நான் அழுதுட்டேன் நானு. "ச்ச! இப்டி பண்ணிட்டாங்களே தலைவர!" அப்டீன்னு சொல்ட்டு நான் அழுதுட்டேன். இந்த படத்த பாக்குறப்போ.
நிச்சயமா.
அது 1. அப்புறம் ஏணி வச்சு கூட எட்ட முடியாத அளவுக்கு இருக்குற காதல். <laughs> ஒரு ஒரு பாடல் இருக்கு. அது, அது எப்டீன்னா, இப்டி போகும் அது. அந்த படம் வந்து அ அந்த படம் பேரு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. சத்யராஜும், ரேகாவும் நடிச்சுருப்பாங்க. அ ஒரு நடுவுல ஒரு சில லைன் சொல்றேன் நானு, "தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம். என்ன சொல்லி ஒண்ணே ஒண்ணு என்ன செய்ய உத்தேசம்." அது என்னென்ன, சத்யராஜ் வந்து படிக்காதவர். இவுங்க டீச்சர். அவரு வந்து ஒரு மாரி ரவுடி மாரி இருப்பாரு. இவர் டீச்சரு இவுங்க டீச்சரு. இவங்களுக்குள்ள காதல் மலருதுங்க. அது ரொம்ப அழகா வந்து அந்த பாடல வந்து வடிவமைச்சுருப்பாங்க. அது இதெல்லாம் வந்து நீங்காமல் இருக்குங்க இதெல்லாம்.
நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம், உன்னை. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஏனா அ அந்த படத்திலேயே பாட்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா, அவர் கடலுக்குள்ள போயிட்டு அந்த மீன் எடுத்துட்டு வந்து அப்டியே சிரிச்சிட்டே வந்து காமிப்பாரு. அது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். அழகான நெறைய இந்த பாடல்கள் கேட்டு பாத்துருகீங்களா? "மலையோரம் வீசம் காத்து மனச" அந்த பாட்டெல்லாம்
ரொம்ப மனசு வருடக்கூடிய பாட்டு இது. நிச்சியமா, ஆமாங்க. நிச்சியமா. கண்டிப்பாங்க. ஒரு இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த பாட்ட மறுபடியும் மறுபடியும் நான் போட்டு கேட்டேன். ஏன்னு கேளுங்க? அந்த பாட்டுக்கு கடைசி வரும்.
எதுக்கு?
"மலையோரும் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு" அதுக்கு அப்பறம்.
ம். கேக்குதா, கேக்குதா? கிறிஸ்ட்மஸ்க்கு. <laughs>
ஆ, கிறிஸ்துமஸ்க்கு நான் கேக் கேக்குதா? அப்டீன்ட்டு <laughs> அப்டின்ட்டு, அது ஒரு நல்ல பாடல்ங்க. அது, ரொம்ப நல்ல பாடல். அது, அது மட்டுமா அவரு மோகன் வந்து அவரோட ப் அவரு கைவண்ணத்தில என்ன படத்தில மைக் புடிச்சாலும் அந்த பாடல் ஹிட்டு தான். "காவேரியா காணல் நீரா பெண்மை ஹ்ம், ஹ்ம். ஹ்ம், ஹ்ம். ஹ்ம். நல்லா இருக்குங்க அந்த பாடலாம்.
தெரியும், தெரியும். "நேரங்கள் நே ஒண்ணு சொல்லும்", அது அதுக்கு அப்புறம் இந்த பாட்டும் நல்லா இருக்கும், "ராஜராஜ சோழன் நான்".
தோழன் நான். ஆமாங்க, கண்டிப்பா. இது.
அப்பப்பா! என்னமான ஒரு பாட்டுல! எங்க அப்பா சொல்லுவாரு, "மோகன் வந்து என்ன ஒரு படம் நடிச்சாலும் சரி. அது வந்து பாத்தீங்கன்னா, சூப்பர் டூப் ஹிட் ஆகிடும். ரொம்பவே அழகா இருக்கும் அந்த பாட்டுல எல்லாமே அந்த படத்தில இருக்க நெறைய பாடல்கள் வந்து செம்ம ஹிட்டாயிருக்கு. அடுத்த ரஜினிகாந்த், கமலுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, மோகன் தான் இருந்தாரு." அப்டீலாம் சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆனா உண்மையா அவரோட படம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். எனக்கும் ரொம்ப புடிக்கும். ரொம்பவே அந்த ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்க.
நிச்சியமாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சியமாங்க. கண்டிப்பா. அது சொல்லுங்க. இல்ல. அவ அவருக்கு என்ன துரதிருஷ்டவசமோ தெரியல. ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு அவரு அப்டியே வந்து அவரோட பாடல் பாட படம் வரத்து அப்டீயே குறைஞ்சுருச்சு அவருக்கு.
ஆமாங்க. அதுவும் வந்து சொல்லித் தந்தாங்க. ஏன்னா அப்போலாம் வந்து நான் பொறக்கவும் கிடையாது எனக்கும் தெரியாது. நான் வளர வளர அப்பாவோட, இசையோட கேட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த இசைகள் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய புடிக்க ஆரம்பிச்சு தான் சொல்லுவேன். உணர்வு பூர்வமாவும் சரி அதுல ந நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல கனெக்ட் ஆகும். என்னதான் டுகே கிட்ஸ் அது போல இருந்தாலும் இது போல பாட்டுலாம் வந்து சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்ட் ஆகும் நான் சொல்லுவேன். ரொம்பவே அழகா வந்து அந்த இசையா இருக்கட்டும் சரி அந்த இசையோட ரசனையா இருக்கட்டும் எந்த படத்தில யார் நடிச்சுருக்கா, அந்த ஒரு எமோஷனல் தலைவரோட பிக் ஃபேன். நீங்க அந்த படம் பாத்து அவர் இறக்கும் பொழுது நீங்க வந்து அழுத ஒரு விஷயமா இருக்கட்டும். ரொம்பவே ஒவ்வொரு விஷயமும், அவ்வளோ அழகா வந்து நீங்க பதிவு பண்ணிங்க. உங்க கூட பேசுனதில, இந்த இசையோட ரசனையப் பத்தி நான் கேட்டதில, ரொம்பவே சந்தோஷம். மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாங்க.
நிச்சியமா. கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சியமாங்க, நிச்சியமா. மீண்டும் பேசுவோம்ங்க, மகிழ்ச்சி.